ஓ அருமைங்க. அருமை ஆ.
ஆமா அதில ஆரம்பிக்கிறப்போ ₹30,000 சம்பளம் நான் வேல அதை விட்ட ஒரு 4 வருடங்கள் கழித்து, வெளியேற வா வெளியேற ம வரப்ப, அங்கே இருந்து எனக்கு ஒரு ₹60,000 ₹65,000 சம்பளம் வந்து எனக்கு தர, சரிங்களா, இந்த எடத்தில வந்து, சம்பளம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த முடிவு வந்து, என் வாழ்க்கையவே ஒரு நல்ல விதமா தான் மாத்துது இந்த இதுல. ஆனா இந்த நேரத்தில பாத்தீங்க அப்படின்னா, அ வீட்டில இருக்கும் உறவுகள் வந்து, கொஞ்சம் ஒத்துக்கலை. நான் இந்த வேலையை விட்டு வரது, இல்ல வந்து அதுக்காக இது பண்றது, இதெல்லாம் அவுங்க ஒத்துக்கல. அவுங்க கொஞ்சம் அதிருப்தியா தான் இருந்தாங்க. "நீ வந்து வாழ்க்கைய அழிச்சுக்குற." அப்டிங்குற மாரி கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா, வந்து அவுங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி, ஒரு ஓரமா உக்கார வச்சி, இல்லை இது தான், நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படி என்று சொல்லி புரிய வ, ம்.
ம். ம். ம், ஓ சரி சரி ஆ, ம். ம். மாத்துச்சு அ புரியுது, புரியுது. ம். ம். ஓ. ஓ. ம். ம். ம். ம், ஆ புரிய வைக்கும். ம் புரியுதுங்க. அதாவது ம். 3 நம்ம 1 வந்து முக்கியமா வைக்கும்போது, சில அடுத்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடிபடுது. அப்படிங்கிறீங்கங்களா? உருவாக்க ஆகட்டும், இல்லை நம்ம வந்து இப்போ விண்ணப்பிக்கும்போதோ, படிக்கும்போதோ இன்னும் கொஞ்சம் அ நேர்காணலலாம் பண்ணும்போது, நேரமும் ஆகும். அ சரியா சொன்னீங்க.
அதே மாரி, ம், ஆமா. சரியா சொன்னீ, நேரமாகும். ஆமா, 10 மாசம் நான் வேலை இல்லாம இருந்தேன். அதனால அந்த 2 நான் கொஞ்சம் என்ன பண்றதுன்னா, விட்டுக் குடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த நேரத்தில.
ஓ, வீட்டுக்குள் ஆ, புரியுது புரியுது ஆ, கண்டிப்பா ஆ தொடர்ந்து சொல்லுங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, அந்த நிறுவனத்தில வந்து தொடர்ந்து நான் வந்து வேலை பாக்கிறேன். வேலை பாத்துக்கிட்டு இருக்கப்போ பாத்தீங்க அப்டின்னா, என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில நான் வந்து சேந்த நிலையிலிருந்து பதவி, பதவியேற்றம் எனக்கு கிடைக்குது. சரிங்களா. அதில வந்து நான் போறேன் அதற்கேற்ற ஒரு ஊதிய உயர்வு வழங்கப்படுது. இப்போ என்கிட்ட சம்பளம் அதிகமாயிருச்சு சரிங்களா, ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா எனது வேலை நேரம் 8 மணி நேரத்தில இருந்து 12 மணி நேரம் ஆயிருச்சு.
ம். ம். ம். ஓ அருமைங்க. ஆ சரி சரி. ஆ, அ, ஓ சரிங்க. ஆ, ஓ அடடே! அடுத்த விஷயத்தை நம்ம இழக்க <chuckles> வேண்டியதா வந்துருச்சு அ புரியுது.
ஆமா. இப்போ பணம் நெறைய வருது. வீட்டில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுறோம். அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா போது. ஆனா வந்து வே நேரம் அப்டிங்குறது அதிகரிச்சுகிட்டே போது. அதாவது காலையில ஒரு 10 மணிக்கு உக்காந்தேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இரவு 10 மணி ஆகுது நான் எந்திரிக்கிறதுக்கு.
ஆ, ம். ம். ம். ஆ, ஓ சரி சரி ஆ புரியுதுங்க.
அது மட்டும் இல்லாம, இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்டின்னா, பெரும்பாலும் மதிய நேரத்தில தான் வேலையே ஆரம்பிக்கும். சரிங்களா, 1 மணி அந்த மாரி ஆரம்பிக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 1 மணிக்கு என் வேலை ஆரம்பிக்கிதுன்னா, நான் எப்ப எழுந்திரிப்பேன்? அந்த கணினிய விட்டு,
ம். ஓ! சரிங்க. ஆ ஆ ம். ம். ஆமா, ஆமா புரியுது ரொம்ப இதாயிடும்.
ஆமா, மிட்நைட்ல தான் நான் எந்திரிப்பேன். அப்ப வந்து அது எனது உடல் நலத்தை பாதிக்க ஆரம்பிக்கிது. ஒரு கட்டத்தில சரிங்களா,
ம். ஓ புரியுது சரிங்க ஆ சரிங்க. ஆ.
நான் அப்பைய கண்டுக்கல. ஏன்னா எனக்கு பணம் வருது இல்லையா? பணம் வரப்போ, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம தான் போகும் அப்டிங்குற மாரி எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டு, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் தொடர்ந்து இது பண்ணுறேன். அப்போ எங்க அம்மாவும், வீட்ல இருக்கிவங்களும் சொல்றாங்க, இப்படியே வேலை பாத்துக்ட் திரிஞ்சேன்னா உடல் நலத்துக்கு, கேடுன்னா, நான் சொல்றேன் "எனக்கு தெரியும். நீங்க <chuckles> உங்க வேலையை பாருங்க"அப்டின்னு சொல்கிறேன்.
ம். ம். ம். ம். ம். ம். <chuckles> ம். ம். புரியுதுங்க. ஆ,
இந்த நிலை தொடர்றப்போ, எனக்கு ஒரு உடல் செரிமான கோளாறுகள், அதைச் சார்ந்த மற்றும் சில வியாதிகள், தொடர்ந்து உக்காந்திருப்பதால் உடல் பருமன் வந்து அதிகரிக்குது. அன் அதை சார்ந்த வியாதிகள், 1 1 வருது. உயர் ரத்த அழுத்தம், இந்த விஷயங்கள்லாம் வருது. சரிங்களா, ஒரு கட்டத்தில பாத்தா, என்னால வேலையே பாக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது.
ம். ம் ம். ம். ஓ புரியுது ஆ, ஆ, அச்சச்சோ! ஆ புரியுதுங்க ஆ.